நிச்சயமா. அது கூட என்னன்னா இடியாப்பம் கண்டிப்பா வந்து சாப்பிடலாம். ஏன்னா ஆவியில வெந்தது எதுவும் உடம்புக்கு எதுவும் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. இட்லிலருந்து எல்லாமே. தோசை கூட என்ன பண்ணுனா, எண்ணெய் இருக்கிறதுனால அது உடம்புக்கு கொஞ்சம் இது பண்ணும். சில பேருக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்றதும் உண்டு. அதுபோக இந்த உப்மா வகைகள் இருக்கு இல்லையா? அந்த பான்லி உப்மா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த மோர் கலந்து இந்த மோர் களியோ ஏதோ ஒண்ணு விஷயம் சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன்.
ஆமாங்க.
அந்த மாதிரி விஷயம் கூட வந்து சாப்பிடலாம். நம்ம என்ன பண்ணறோம்ன்னா, சேமியா அதெல்லாம் வந்து இப்ப சாப்படுறோம். உமா வகையில அப்படின்னு. இந்த மோர் கலந்து, இந்த அரிசி மாவு கலந்து அதெல்லாம் வந்து சாப்ப சாப்படுவாங்க. அது வந்து பார்த்தா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஒண்ணுமே பண்ணாது. நல்லென்ன விட்டு செய்யும்போது, இன்னும் குழந்தை வந்து பார்த்தா உடம்புக்கு ரொம்பவே நல்ல பிரட்டாது உப்புமா சாப்பிடாதவங்க கூட சில பேர் வந்து சாப்பிடுவாங்க அது புடிச்சதுனா.
ஓ! சரி. ஓ! சூப்பருங்க. அதுல அது அப்புறம் அது அத எப்படி அந்த அந்த ரெசிபி எப்படிங்க பண்ணணும்? அது?

இப்போ வந்து நான் சொன்ன இந்த முடக்கத்தான் கீரை வந்து சாப்ட்டுட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம் வந்து பணியாரம் அப்பிடின்னு சொல்லிட்டு சொல்வாங்க இல்லயா! முக்குழியான்னு சொல்லி கேள்வி பட்டுருக்கீங்களா? அ அதிகமா வந்து பணியாரம் அப்பிடின்னு சொல்லி தான் கேள்வி பட்டுருப்பீங்கன்னு நெனக்கிறேன். ஆமா, அதே சாப்புட்லாம் என்னன்னா வந்து தோசையே சாப்பிட்டுட்டு போர் அடிக்கிற அ மாதிரி இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த <inhales> குழிலாம் இருக்கு இல்லயா! அந்த குழி குழியா? அந்த பணியார கல்லுன்னு சொல்லி விப்பாங்க. அதில என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாவு அதாவது வெல்லம் போட்டும் சேத்து சாப்புட்லாம். அது போக, காரம் யாருக்கு பிடிக்குமோ, அதையும் சேத்து சாப்புட்லாம் அப்பிடின்னும் சொல்லுவாங்க
ஆ, ஆமாங்க ஆமாங்க. ம். ஓ! அதுல அந்த குழிப்பணியாரத்திலயே!